சரி. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, அப்புறம் என்ட்ட தொலைபேசி எண்ணெலாம் வாங்கி வச்சுட்டாரு நாங்க வெளியே போய் ஒரு 2 இடம் சுத்தி பார்த்துட்டுருக்கோம் அந்த படகு சவாரி செஞ்சுகிட்டுருக்கோம், உடனே தொலைபேசியில அழைக்கிறாரு, "அ தம்பி எங்கேயுமே போயிடாதீங்க. நீங்க மதிய உணவுக்கு ஒரு முறை இப்டி வந்துட்டு போயிடுங்க வண்டிய எடுத்துட்டு". "ஐயோ! என்ன இப்டி சொல்றிங்கண்ணா? என்னண்ணே?" அப்டி அதெல்லாம் இல்ல நீங்க வந்துடுங்க நீங்க நான் அவருகிட்ட மொத நாளே பேசுறப்ப அவர்ட்ட இரவு உரையாடுறப்ப என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்காதுன்னு சும்மா அவர்ட்ட பேச்சு வாக்குல "என்ன சாப்பிடுவீங்க?" அப்டின்னு கேட்குறாரு இல்ல, இல்ல நான் சிக்கன்னா கொஞ்சம் இப்டி கொஞ்சம் தந்தூரி ஸ்டைல்ல பண்ணி வச்சிருந்தா நாங்க நல்லா சாப்பிடுவோம் அந்த மாரி பழக்கம் இருக்கு. அ அப்டிங்கிற மாரி விஷயங்கள்லாம் அவர்ட்ட பகிர்ந்துக்கிட்டோம். உடனே மதியம் ஃபோன் பண்ணி ஒரு பெரிய இன்பதிர்ச்சிய குடுக்கிறாரு. நீ இங்கே வந்துருங்க. வீட்டு சாப்பாடு வெளியே சாப்பிடாதீங்க அது நல்லது இல்ல இந்த ஊருல நெறைய அந்த மாரி கலப்படம்லாம் பண்ணிருவாங்க சில இடங்கள்ல தான் நல்லாருக்கும் நீங்க இங்கே வந்துருங்க. அப்புறம் போனா அவருடைய அன்புக்கு அதுக்கு மேல அவரோட அன்பு தொல்ல அந்த அளவுக்கு. அ அன்பு மழைய பொழிய ஆரம்பிச்சுட்டார்.
சரிங்க. ம். ஆஹா! சூப்பர்! பரவால்ல. ஆ. ம். கேட்டுக்கிட்டாரு. ம். சரி. சரிங்க, சரிங்க. பருவ அ. ஓ! பரவால்ல. கண்டிப்பா. அந்த அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் ஒரு ஆறுதலா பேசனது அவருடைய அன்பு மொல்த் மொத்தமா உங்ககிட்ட குடுத்துட்டாரு.
அ. ம். ஆமா. நாங்க 2 நாட்கள் இருந்தோம். 2 நாட்கள் முழுக்க அவரு வந்து எங்களுக்கு ஆனவரா இருந்தாரு. ரொம்பவே நெருக்கமா இருந்தாரு. மற்ற இன்னும் 2, 3 கு அங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்கேயும் வந்து விருந்தினர்கள்லாம் வந்திருந்தாங்க அங்க கவனம் செலுத்துறத விட எங்க மேல ரொம்பவே தனி அன்பு காட்டுனாரு கவனம் செலுத்தல அன்பு காட்டி எல்லா விஷயத்தையும் செஞ்சு குடுத்தாரு. அந்த இரவுகள்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் டிஷ்ஸ் லா பண்ணி எதுவுமே 1 நாள் கூட எங்கள வெளிய சாப்பிட அவரு அலோவ் பண்ணல. நான் இறுதியா சரி இரண் அ ஆமா.
பரவாலங்க. ஆ. கண்டிப்பா. பரவால. அப்ப நீங்க இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அ இப்ப நீங்க வந்து உங்களுடைய அதாவது நீங்க வந்து ஒரு நம்ம என் சொல்லுவோம்ல நம்ம என்ன குடுக்குறோம் அது திரும்பி டபுள் மடங்கா வரும்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க குடுத்த இந்த ஒரு ஆறுதலான வார்த்த அதாவது புதுசுங்க கூட புதியவர் அப்டின்னு கூட யோசிக்காம. நீங்க நடந்துக்கிட்ட மொற, உங்களுடைய ஆறுதலான பேச்சு, அவர்கிட்டேருந்து அந்த மொத்த அன்பு உங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து அவரு காட்டியிருக்காரு. உண்மையிலே நீங்க ரொம்ப அழகா உங்க பயணத்தில வந்து அந்த உள்ளூர்வாசிகளோட நல்ல ஒரு நட்போட கலந்து அந்த நட்பு வந்து இன்னும் தொடரட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றிங்க!
ஆமாம். ம். ம். ஆமா. ம். ம். நன்றி, நன்றி உங்களோட பேசியது.